ஓ! இன்னும் வந்து நீங்க மேம்படுத்தணும். அப்டின்னு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா?
ஆமா கத்துக்கிறணும். குறிப்பா வந்து தமிழ் அ அதுக்கு நான் பல அந்த ஆ நான் இது அ திரைப்பட சம்மந்தமா படிக்கும் இடத்துல நான் செய்த குறுந்திரப்படங்கள் எல்லாமே வந்து ம் ஆங்கிலத்தில தான் இருந்துச்சு. அ இதுதான் வந்து நான் முதன் முறையா தமிழ்ல மொழில வந்து நம்ம வசனம் எழுதி. ஆ ச செய்கிறது. அது வந்து ஆ புதுது புதுசா இருக்கும். அந்த திரைப்படம் திரைப்படத்துக்குன்னு ஒரு ஒரு தரம் இருக்கு பாார்த்தீங்களா, நம்ம திரையரங்கள பார்த்தப்போ, அந்த இது வந்து வர வரலைன்றப்போ ஒரு வருத்தம் இருந்துச்சு.
ஓ. நிச்சயமா. அதாவதுங்க இப்போ முன்னாடி எடுத்த ஒரு குறும்படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு குறும்படங்களா இருக்கட்டும். எல்லாமே வந்து ஆங்கிலத்துல எடுத்திருக்கீங்களா?
ஆமா, ஆமா <laughs> ஆமா.